ஆமா. அதனால தேவையில்லாத கவன சிதறல்கள் ஏற்படுறத தவிர்த்துக்கிறதுக்காக, முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே அந்த பணினா, பணியில இருக்கிறது. அங்க எந்த அளவுக்கு அத முக்கியமா எடுத்துப்பேன் அப்படீன்னா, "அந்த பணிக்குப் போறேன், அது வேலைக்குப் போறேன்." அப்படீங்கிறப்போ வந்து மனது வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் அன்னைக்கு வேலைக்கே போவேன். அப்படி இல்ல ஒரு மாரி குடும்ப சூழ்நிலைகளாலேயோ, இல்ல வந்து வேற எதுவும் பண சுமையாலேயோ ம். அந்த மாரி இருக்கிறதுனால, பிரச்சனைகள் வருதுன்னா அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு விடுப்புதான் எடுப்பேன் நானு. வேலைக்கு போமாட்டேன்.
ம். சரி. சரி. ஓ. உடல் நல குறைவு. சரி, அ. ம். போயிட்டு இந்த பிரச்சனைகளை உள்ளிழுத்துப் போட்டுக் கொண்டு, பணியை பணியினுடைய தாக்கத்திலே அது அது தொடர்பு உண்டு பண்ணி, அது அதுல பிரச்சனைகளை உண்டு பண்ணி குறைவுபடாமல் போய்விடக்கூடாது குறைவுபட்டு போய்விடக்கூடாதுன்றதுக்காகத்தான், நீங்க அதற்கு எதார்த்தமாக ஆ விடுப்பு எடுத்து விடுவீர்கள்.
ஆமா. சரியா சொன்னீங்க. அந்த மாரி ஒரு மனநிலை உடையது. இப்போ பணிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கிறேன் அப்படீன்னா, அது தான் ஒரு காலத்தில வந்து வாழ்க்கையில தூங்குற நேரத்தை விட வந்து, நம்ம வேலை பார்க்கும் நேரம் வந்து ரொம்ப அதிகம், சில சமயங்கள்ல எப்பவுமே.
ஆ. ம். ம். சரி. அப்பறம். நிச்சயமா. ஆமா, இது எதார்த்தம். ஆமா, ம்.
<grunts> அப்படீங்கிறப்ப அது நமக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அத வந்து ஒரு சரியா செய்யல அப்டீன்னா, அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். "இத நம்ம வந்து அப்படி பண்ணியிருக்கலாமோ? இப்படி பண்ணியிருக்கலாமோ?" அப்படீங்கிற வந்து ஒரு கருத்து உ உள்ளுக்குள்ள வந்து ஒரு கில்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ம். சரியா சொன்னீங்க. இப்ப இந்த மாரி பல்வேறு சூழ்நிலைகள் நா பணிக்கு வச்சிருக்கறனால, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே அந்த பணி நேரம் முழுவதும் தான். என் அந்த பணி நேரம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாய்ங்கால வேலையில எப்பவுமே. அப்ப ஒரு 5 மணி 6 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்குவோமே, அத்தோட அந்த பணி சம்மந்தமான எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துருவேன், அப்போதைக்கு.
ஆமா. குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். சரி. ம், ம், ம். ம். புரியுது. ம். து. சிறப்பு. ம், ம், ம். "பணி பொழுதின் நேரத்தை எள்ளலவும், ஒரு சணப்பொழுதும் வீணாக்காமல் அதை பணியிலே நான் செலவழிப்பேன். அது முடிகிற நேரம் வரும் பொழுது அதை துப்புரவாக, அழகாக மூடி வைத்து, அதற்கு எந்த தொடர்பும் இல்லாதபடிக்கு வருகிறேன்." அப்படின்றீங்க. ம். சரி.
அப்ப திரும்ப இங்க வந்தா ஆமா. ஆமா. ய அப்படி அந்த இயல்பா வச்சுக்கிறது, ஆனா அவ்வளோ கடி எளிதான காரியம் இல்ல. ஏன்னா 8, 9 மணி நேரம் தொடர்ந்து ஒரு வேலை செய்றோம் அப்படீங்கிறப்போ, மூளை முழுவதும் அதுதான் வியாபிச்சு இருக்கும், எல்லா பக்கமும்.
அது பொன். நிச்சயமாக, ஆமா.